சைவம் தான் எடுத்துட்டு போவோம். அத்தன பேத்துக்கு அசைவம் கொடுக்கணும்னா கட்டாதே! <chuckles>
<laughs> அதுவும் சரிதான். அ என்ன மாதிரியான உணவுகள்? இந்த கட்டு சாதம் இந்தமாரி சொல்லுவாங்களே! அது மாரியா?
புளியோதரை <chuckles> ஆமா. ஆனா கட்டு கட்டல. அ மொத்த, மொத்தமா பெரிய, பெரிய தூக்குவாளிகள். ஆ லெமன் சாதம், புளியோதரை. ஆமா. தக்காளி சாதம். சப்பாத்தி. அது மட்டும் தான் குடு
ஓ! சரி, சரி. ஆ. பரவால்லயே! இவ்ளோ இது எப்பிடிங்க பண்ணீங்க? வகை, வகையா?
அதாங்க. அவ்ளோ பேர் இருக்கோமே! ஒரு குடும்பத்துக்கே வந்து 12 பேர் இருப்பாங்க. 5 குடும்பம் 50 பேத்துக்கு மேல இருப்போம்.
ஓ. <laughs> ஐயய்யோ! அவ்ளோ பேரா! நான் நினச்சேன் சரி ஒரு 15 பேர் இந்தமாரி இருப்பீங்கன்னு நெனச்சேன்.
ஆமா <chuckles> இது வந்து அம்மாச்சி வீட்டு சைடு வந்து, 50 பேத்துக்கிட்ட இருப்போம். ஒருத்த எங்க குடும்பமே. <chuckles> அப்போ அந்த மாதிரி
ஓ! அம்மாச்சியும் வருவாங்களா! உங்க கூட இந்த மாதிரி பயணம்.
ம். <lip trill> அது இ இந்த இப்ப நான் சொல்ற பயணம் அப்போ, அவுங்க தவறிட்டாங்க. அவுங்களுக்கு 1 வருஷத்துக்கு போனப்ப தான் இந்த கூத்து. <chuckles>
ஓ! சரி, சரி. ஆ. நீங்க அப்ப துக்கத்துக்கு போல. இதுக்குதான் சந்தோஷப்படுறதுக்கு தான் போயிருக்கீங்க.
<laughs> ம். அவங்க, ஆனா இது ரொம்பவே விருப்பப்படுவாங்கங்க. எங்க அப்பாயிமாரி எங்க அம்மாச்சி கிடையாது. எங்க அப்பாயி தாத்தாலாம் டெரர் ஃபீஸ்ங்க அ ஒரு டான்ஸ் ஆடாதுங்க. ஒரு ப நம்மள வந்து என்ஜாய் பண்ணக்விடாதுங்க. ஓ! சிடுமூஞ்சி சித்தப்பாமாரி, இவங்க கூட ஏன்டா போணும்! அப்பிடிங்கிறமாரி இருக்கும். அப்பிடிதாங்க பண்ணுவாய்ங்க. அதுவும் இன்னும் பாருங்க. முன்னாடி சீட்டு வந்துட்டு அதுவும் இங்க புக் பண்றதே எப்பிடின்னா, ம் டபுள், டபுள் சீட்டா இருக்கும் பாருங்க. அதுவும் செமி ஸ்லீப்பரா இருக்கணும். சீட்ட சரிஞ்சு, படுத்து தூங்கணும். அந்தமாரி தான் வந்து புக் பண்ணுவாய்ங்க. நாங்க பண்றது பார்த்தீங்கன்னா, மினி பஸ். 50 பேருங்கம்போது மினி பஸ் தான் புக் பண்ணுவோம். அப்போ, ஆ. சீட்டுமே அந்த இடையில ஆடுறதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும். லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமா தரமா லைட்டு போட்டு விடுவாங்க. அப்போ அந்த மாதிரி.
ஓ! ம். ஆ. <laughs> <laughs> அது கஷ்டம் தான். ஆ. ஆமா. ம், ம். ஓ! ஆ. ஆமா. <laughs> ஆ, இந்த இரவு நேரங்கள்ல தான் நீங்க பயணிப்பீங்களா? இல்ல பகல்லேவா?
ஆ. இல்லங்க. அது வந்து பகல்ல தான் போறமாரி இருந்துச்சு. விடியற்காலையில போறமாரி இருந்துச்சு. நான் இரவெல்லாம் தூங்கல நாங்க. இரவு பூராம் கூத்து, பயங்கரமா இருந்துச்சுங்க.
ஓ! சரி, சரி. ம். எந்த ஊருக்கு போனீங்க அப்பிடி? எந்த ஊரு போனீங்க?
பாபநாசம் பாபநாசம் போணோம். ஆமாங்க. 1 வருஷ திதி. ம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ, அ ஒண்ணு இரவு பூரா செம கூத்தா இருக்குங்க. அந்த சொந்த பந்தம் எல்லாம் ஒரே இடத்துல கூடும்போது. உள்ளூர் குடும்பம் எல்லாம் வந்துரும். அப்போ எல்லா குடும்பமும் சேர்ந்து அதுவும் அ எங்க அப் அத்தல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவுங்க கால்லாம் கொஞ்சம் இதா இருக்கும். கால்ல வந்துட்டு ஆ, ஆமா அவுங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கிற மாரி ஒரு நாள் அதனால வந்துட்டு கால் புண்ணு வந்து இருக்கும். அப்ப அவுங்க கட்டு போட்டுருந்தாங்க. கட்டு போட்டு எப்பயுமே கட்டு போட்டுருக்கு மாரியே வச்சிக்குவோம். அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் கட்டு போட்டுருக்கணும் அப்பிடின்னு சொல்ட்டு. ஏன்னா, சுகர்லாம் அந்த சீக்கிரம் புண்ணு ஆறாதுன்னு சொல்லுவாங்க.
ஓ! நல்ல இந்த ஊருங்க. ம். ம். அச்சச்சோ! ஆ. ஓ.வராது. ம்.

ஆமாங்க. அவருக்கு ரொம்ப கூட்டு குடும்பம் புடிக்கும். அவருக்கு அந்த குடும்பம் கூட்டு குடும்ப அனுபவம் கிடையவே கிடையாது. அதனால அவரு இந்த மாதிரி ஆமா. அ எனக்கு அத்தனா அவரு அவருக்கு அஹ.
அப்ப அதலாம் பாருங்க. சான்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிற ம் அனுபவிச்சுட்டாங்க.
ஆமா. எனக்கு அத்தனா அவருக்கு பெரியம்மா இல்ல. ஆனா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. அம்மா, அம்மான்னு அவரும். உயிரா இருப்பாரா, எல்லார்ட்டயுமே எங்க சொந்த பந்தும் எல்லார்ட்டயுமே வந்து, அவ்ளோ உயிரா இருப்பாருங்க. நானே ஆச்சரியமா பார்ப்பேன்.
ஓ! நல்ல விஷயங்க. பரவால்லங்க இப்டி அமையறதுமே ரொம்ப அபூர்வம் தான். என்னா தான் நம்ம வந்து சின்ன, சின்ன சண்டைகள் நம்ம வீட்ல இருக்கத்தான் செய்யும். ஆனா, இப்டி ஒரு கணவர் வந்து நம்மள புரிஞ்சுகிட்டு நடந்ததே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். பாராட்டுகிறேன்ங்க உங்கள. <chuckles>
ஆமாங்க. எங்க வீட்லேயே எல்லாரும் எங்கள கண்ணு வைப்பாங்கங்க. பயங்கரமா. ஏன்னா, நான் வந்து குழந்தைகளையும் வந்து என்ன பண்ணுவாருன்னா நல்லா டேக்கேர் பண்ணிப்பாரு, இப்ப வெளிய போறோம்னா, அ வீட்ல அப்ப அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரோ இல்லயோ! வெளிய போன இடத்துல வந்துட்டு என்ட்ட விடவே மாட்டாரு. ஃபுல்லா அவரே பாத்தபாரு. நான் வந்து, இந்த மாரி ஒரு டூர்ரு ஹீர்னு ஏதாவது போறோம் அப்டின்னு வச்சுோங்களேன். நாங்க நல்லா டான்ஸ் ஆடுவோம். <chuckles> நல்லா அனுபவிப்போம் அந்த நாள. ஆமா.
அடேங்கப்பா! அ. ஆ. <chuckles> என்ஜாய் பண்றது தான், அந்த உங்களுக்கு ஃப்ரீ ஆயிருவீங்க.
ஆமாங்க. அவர் வந்து பிள்ளைங்கள ஃபுல்லா அவர் தான் டேக்கேர் பண்ணிப்பாரு. ஆ ஏன்னா, அவரு வந்து இந்த மாரி ஆடுறதலல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் குடுக்க மாட்டாரு. ஆடுறதோ! பாடுறதோ, விளையாடுறதோ! அந்த மாதிரி <chuckles> இன்ட்ரெஸ்ட்டு.
ஓ! நல்ல விஷயங்க. ம். <chuckles> என்னோட கணவரும் இப்டிதாங்க! ம்.
அப்டீங்களா? அதனால அதுல அவருக்கு ஈடுபாடே இருக்காது. அதனால என்ன பண்ணுவோம்ன்னா, எங்க பெரியப்பா கேட்டகரில அவரையும் சேர்த்து
நமக்கு வசதியா இருக்கும் அந்த மாரி இருந்தா! அப்டித்தானே?
<chuckles> இல்ல, இல்ல கஷ்டமா இருக்குங்க. எல்லாரும் பேர், பேரா ஆடம்போது. நம்ம மட்டும் தனியா ஆடம்போது.
ஓ! அப்டி சொல்றீங்க. ம். அதெல்லாம் தான் கண்டுக்க மாட்டேங்க. நம்ப என் சந்தோஷம் எனக்கு முக்கியம்ன்ட்டு நான்லாம் குத்து அடிச்சு, ஆடிட்டு கெளப்பிக்கிட்டே இருப்பேன். <chuckles> <chuckles>
ம். <laughs> ஆனா என்னாச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, அ பெரியப்பா கேட்டகரில சேர்த்துருவேன் இவரையும். போ! முன்னாடி போயிரு. முன்னாடி வேன்ல வந்துட்டு பெரியப்பா முன்னாடி உட்காருவாரா! ஏன்னா, அவர் தான் எடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாரு, பாட்டு சவுண்ட் வைக்கக்கூடாது. இந்த பாட்டு வைக்கக்கூடாது. அந்த பாட்டு வைக்கக்கூடாது. அப்டி ஆடக்கூடாது. <laughs> ஆமா, அப்டி ஆடக்கூடாது. இப்டி ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு அவரு. அந்தனால என்ன பண்றதுன்னா, அந்த கேட்டகரில போ! நீ முன்னாடி போய்க்கோ, பாப்பாவையும் உங்க கூட்டு <chuckles> போய்க்கோ! அப்டின்னு ஒருத்த வந்துட்டு 2வது பிள்ளைய வந்து அவர்ட்ட தள்ளிறது. அவ வேணா மோஸ்ட்லி தூங்க தான் செய்வா. அதனால அப்போ வந்து அவ 8 மாசமோ, 1 வயசுக்குள்ள தான் இருக்கும். அப்போ அவ தூங்கதா செய்வா.
<laughs> ஐய்யய்ய! நொச்சு போலருக்கு. ம். <chuckles> <chuckles> ஓ! ஆஹா. சரி, சரி. ஆ.
ஓ! அவர்ட்ட தள்ளிட்டு, நாம சரியான ஆட்டம்ங்க. காலையில இங்க வேன் கிளம்புனதுலருந்து ஆட்டம் தான். அங்க போயும் தண்ணிக்குள்ளேயும் ஆட்டம் தான். அ சுற்றுலாக்கு இதுக்கு போற மாரி தான் போயிருந்தோம். அந்த டூர் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்டி தாங்க எடுத்துட்டு போனோம் இங்கருந்து செஞ்சு. அந்த மொத நாள் நைட்டு
<chuckles> ம். ஓ! சரி, சரி. என்ன என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துட்டு போனீங்க? அதாவது அசைவமா? சைவமா?